கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப ம் பெரிய, பெரிய மால்கள்ல கூட வந்து துணிப்பை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம ஜாமா வாங்க போறோம் வைங்க, நம்ம அ கொண்டு போன பை பத்தல இல்ல, வந்து அதிகமா அதிக அளவுல ஜாமான் வாங்கியிருக்கோனா, பைசாக்கு தான் குடுக்குறாங்க. இருந்தாலும் துணிப்பை குடுக்குறாங்க இல்லயா! அதுவே ஒரு நல்ல விஷயம் இல்லயா! இந்த டீமார்ட் லலாம் பாத்தீங்கன்னா
ஆமா. கண்டிப்பா. ஏன்னா அரசாங்கமும் அத ஆணையிட்டு அத நடைமுறப்படுத்துறாங்க. பிளாஸ்டிக் உபயோகத்த குறைக்கணுன்ட்டு.
ஆமாமா. அதனால இந்த டிமார்ட்லலாம் பாத்தீங்கன்னா, சைஸ் வாரியா பைக்கள் வச்சிருக்காங்க. ரூ.10 ரூ.15, ரூ.20, ரூ.25 நல்ல பெரிய, பெரிய பைகள் கூட வந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்ப அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பயன்பாட்ல மாத்தலாம் அப்பிடின்னு நான் சொன்னேன்னு சொல்றன். அப்பறம் பாத்தீங்கன்னா
கண்டிப்பா. இதே இது உணவகத்துல வந்து நம்ம இத எப்பிடி தவிர்க்கலாம்? உணவகத்துல பார்சல் வாங்க போகும்போது அது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லயா!
கண்டிப்பா. கஷ்டந்தான். ஆனா வந்து இப்போ அரசே வந்து விதி விதிச்சிருக்காங்கல்ல. இந்த மாதிரி வந்து ஃபாயில் பேப்பர் பயன்படுத்தணும். இந்த மாதிரி மக்காத அந்த சூட் போட்டு பூத்துனாம் வந்து இழகுற மாதிரி உள்ளது. இல்ல வந்துட்டு அந்த கவர்கள் வந்து நமக்கு ஆமா பிளாஸ்டிக் கவர்கள குழம்புகள வந்து சூடோட ஊத்துறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. அப்பிடி ஏதாவது ஒரு சில ஹோட்டல்கள்ல பயன்படுத்துனா, அத நம்ம கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம். "இந்த மாரி பயன்படுத்துறாங்க" அப்பிடின்னு சொல்லிட்டு, ஆனா அதுவும் இல்லாம என்ன பண்றாங்கனா, அதுக்கு பதிலாக மாற்றா வந்து இப்போ இந்த ஃபாயில் பேப்பர்னு சொல்லக்கூடிய அந்த கவர் வந்து பயன்படுத்துறாங்க. அது வந்து ஃபுட் க்ரேட் ஓட சேந்தது.
பிளாஸ்டிக் இதெல்லாம். ம். ஆமா. ஓஹோ! ம். ஆனா அதுவுமே வந்து உங்களுக்கு அதுவுமே பிளாஸ்டிக் கலந்த ஒரு விஷயந்தான.
ஆமா.